இப்போ நிறைய அந்த மக்கள் தொகை பெருக்கத்துனால, எல்லா இடத்துலயுமே அந்த மாசு அப்டிங்றது நிறஞ்சிருக்குங்க. அ இந்த கடற்கரையிலலாம் கூட பாத்தீங்கன்னா, நிறைய கழிவுகள் தேங்கி அந்த மீனெல்லாம் வந்து நிறையா அ இறந்து கரை ஒதுங்குறதெல்லாம் நம்ம பாக்க முடியுது. மக்கள் எப்டி எல்லாரும் 1 சேந்து அதெல்லாம் பாதுகாக்கலாம்? அதுக்கு எதாவது வழிமுறைகள் இருந்தா சொல்றீங்களா?
ஆ. நிச்சயமா. அ ஏன்னா? இயற்கை 1 வந்துட்டு இயற்கை தான் அனைத்துமே. அ இந்த இயற்கை இல்லையின்னா, நம்மலாள வந்துட்டு வாழவே முடியாது. இந்த இயற்கைய பயன்படுத்திட்டு இருக்கவங்க தான், நம்ம இந்த மனிதர்களை தவிர்த்து, இந்த இயற்கை வந்துட்டு நமக்கானது. அ நாம் வந்துட்டு இயற்கைக்கானவர்கள் அல்ல. அப்டின்றதுக்கு ஒரு உதாரணம் தான், இப்ப இருக்குற இந்த மாசு எல்லாமே. அ நிச்சயமா. ஏன்னா, தொடர்ந்து நமக்கான ஒரு இந்த உலகத்தில் நம்ம முதல பாக்குறப்போ, 21% தான் வந்துட்டு நிலம் இருக்கு. மீதி வந்துட்டு, அ 78% வந்து இந்த கடல் தான் வந்துட்டு சூழ சூழ்ந்து இருக்கு நம்மள சுத்தி. ஆ பெரும்பான்மையா நானும் வந்துட்டு ஒரு, ஒரு கடற்கரை நகரத்தில் வாழ்றதுனால, எனக்கு இத பற்றி அதிகமா தெரியும், அப்டின்னு நெனைக்கிறேன். எப்டி எப்டிலாம் இந்த கடற்கரை வந்துட்டு மாசடையுதுன்ட்டு.
கண்டிப்பா. ஆமாங்க. சரி. ம், ம், ம். எப்பிடியெல்லாம் அது வந்து அஹ அதிகமா அதில கலக்குறது என்னவா இருக்கு? மொதலெல்லாம் பார்த்தீங்கனா, வெறும் அந்த <inhales> அம் இப்ப கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் தான் வந்து அதிகமா நெறஞ்சு இருக்கு. அதுல.
ம். ம். நிச்சயமா. இப்ப முதல் பெரும்பான்மைய நம்ம சொல்றப்ப என்னனா, இந்த சீவேஜ் வாட்டர் னு சொல்லக்கூடிய, இந்த கழிவு நீர்கள். ஆ, பெரும்பான்மையா நம்முடைய இந்த வீடு, வீடுகள்ல இருக்குற அந்த கழிவு நீரா இருக்கட்டும் சரி, நம்ம அப்புறப்படுத்துற நீர்கள் ஆ. அதற்கு அப்புறம், பெரிய, பெரிய நிறுவனங்கள்ல இருக்குற கழிவு நீர்கள்லாம் வந்துட்டு அதிகமா வந்துட்டு கலக்கிறது. அம், அந்த கடற்கரையும், அந்த நதியும் எங்கள்து வந்து 1 நதி வந்துட்டு கடற்கரையில வந்துட்டு கலக்கும். அந்த நதி வந்துட்டு என்னனா, அந்த நதியினுடைய பேரே வந்துட்டு, அசுத்தமா வந்துட்டு மாறிடிச்சு. அந்த நதியும் அசுத்தமாயிடுச்சு. அந்த பேரும் அசுத்தமான 1 பேரா வந்துட்டு மாறிடிச்சு. அவ் அப்
கண்டிப்பா. <breath> கண்டிப்பா. கண்டிப்பா. அந்த பேரு சொன்னாலே, மக்களுக்கு வந்து அந்த நதி நீருங்கிறத நினைவுக்கே வர்றதில்ல. அது வந்து வெறும் கழிவு நீர் தான் அப்பிடிங்கிற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா.
ஹ், அ. ஆமா. கழிவுநீர தான் பாக்குறாங்க. அதுதான். தொடர்ந்து ஏன்னா, அந்த நதிகள் வந்துட்டு, கிட்டத்தட்ட நிறைய அ மாவட்டங்களை வந்துட்டு கடந்து வருது. ஆனா, எங்க மாவட்டத்தை வந்துட்டு, அ தொட்ரப்ப தொடர்ந்து கடல்ல தான் வந்துட்டு சேக்கும். கடைசியில எங்க மாவட்டத்த தொடர்ந்தா கடல்ல சேரும். அப்பிடி சேர்றப்ப என்னனா, அந்த நதி வந்துட்டு அசுத்தமாவுது. எங்க அசுத்தமாவுதுன்னா, எங்களுடைய மாவட்டத்தில தான் அசுத்தமாகுது. நான் வந்துட்டு, 1 நகர்ப் நகர்ப்புறத்தில வந்துட்டு இருக்கிறதுனால, இங்க நகர்ப்புற பெரும்பான்மையா அந்த விவசாயம்லாம் எதுவும் கிடையாது. அந்த நதிய வந்துட்டு, எதற்கும் பயன்படுத்துறது கிடையாது. அப்ப தொடர்ச்சியா, 1 70 ஆண்டுகளாவே அந்த நதியில வந்துட்டு, இந்த கழிவுநீர்கள் கலக்க, கலக்க, கலக்க, அந்த நதியினுடைய தன்மை வந்துட்டு மாறி, அந்த நதி கடல்ல போய் கலக்குறப்போ, அதனால் கடலும் வந்துட்டு ரொம்ப அசுத்தமாகுது. ஆம்
ம்ஹ்ம். கண்டிப்பா, கண்டிப்பா.
ஏனா, இப்ப நம்ம நெறய வீடுகள்ல வந்துட்டு, இப்ப அந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகள் வந்துட்டு அதிகமா வந்துட்டு பயன்படுத்துறோம். அந்த நெகிழ் அந்த நெகிழி குப்பைகளை நாம் வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு அதை வந்துட்டு அப்புறப்படுத்துறது கிடையாது அப்பிடினு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பெரும்பான்மையா
ஆமா. அதை வந்து சுத்திகரிச்சுட்டு இருந்தா பிரச்சனை இல்ல. இது எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி தான், அந்த அ கழிவு நீர் கலக்கிறதுல தான் ஒ 1 பெரிய அளவுக்கான பாதிப்பு வந்து ஏற்படுது. அதல எல்லாமே தான கலந்து போகுது, பொதுவா
நிச்சயம, நிச்சயமா. ஏனா நிறைய பேரு இப்ப என்ன பண்றாங்க அப்பிடினா, அந்த கழிவு நீரோட, அந்த நெகிழி குப்பைகளையும் சேர்த்து வந்துட்டு போட்டுர்றாங்க. நெறைய இடங்கள்ல நெகிழி குப்பைகள் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். ஆ, அ, இப்போ ம் அண்மையில கூட வந்துட்டு சமூக வலைதளங்கல பாக்குறப்போ, 1 குறிப்பிட்ட இடம், இந்த கடல் அலைகள்லாம் என்ன பண்ணுது அப்பிடினா, நம்ம போடுற அந்த நெகிழி குப்பைகள எல்லாமே வந்துட்டு கரையில வந்துட்டு கொஞ்ச, கொஞ்சம் இருக்கும். ஆனா, பெரும்பான்மையா வந்துட்டு என்னனா, இந்த கடல்னுடைய அந்த அந்த இது அந்த மின்சாரத்தின் அடிப்படையில ஏனா, அந்த கடல் அந்த அலைகள்னால 1 குறிப்பிட்ட எடத்துக்கு வந்து எல்லாத்தையுமே தள்ளிடும். அப்போ அந்த மேற்க மேற்கத்தியத்தில, அ அமெரிக்கான்னு நினைக்கிறேன், அந்த நாடுகள்ல வந்துட்டு ஒருத்தவங்க வந்து படகில போறப்போ, 1 குறிப்பிட்ட இடம் சுத்தி வந்து நின்னா, வெறும் குப்பைகள் மட்டுமே இருக்கு. 1 தொடர்ந்து அங்க கடலே பார்க்க முடியல. ஏதோ 1 நிலப்பரப்பு மாரி குப்பைகள் மட்டுமே இருக்கு. அப்ப அவுங்க வந்துட்டு சிந்திக்கிறாங்க. அப்ப நம்ம போட்ட குப்பைகள் எல்லாமே இந்த கடல் 1 இடத்தில சேர்த்து, சேர்த்து, சேர்த்து, சேர்த்து வச்சுருக்கு. அதுவே வந்துட்டு 1 பெரிய 1 ஏதோ 1 1 பெரிய நிலப்பரப்பு 1 பெரிய கண்டம் மாதிரி இருக்காம். அப்போ அந்த அளவுக்கான குப்பைகள் வந்து நம்ம அதிகமா வந்துட்டு, இந்த கடல்ல வந்துட்டு கலந்து இருக்கோம்.
ஆமாங்க. ம். ம். அழிடுது. சரிங்க. ஓஹோ! சரி. ஓ. கலந்திருக்கு, ஆமா. இப்ப வந்து மக்கள்கிட்ட நெறைய அதுக்கான விழிப்புணர்வு இருக்கு இல்லேங்களா? நிறையா அந்த <inhales> அ, என்-ஜி-ஓஸ் ன்னு சொல்லக்கூடிய தன்னார்வலர்கள்லாம் சேர்ந்து <inhales> அ, அங்கங்க வந்து, அத அப்பப்ப சுத்தப்படுத்துறதுக்கான முயற்சிகளையும் ஈடுபடுறாங்க தான. <inhales> அத வந்து எப்பிடி எவ்வளவு நாட்களுக்கு 1 முறை அதெல்லாம் செய வந் செஞ்சா வந்து கொஞ்சம் உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க?
ம். ம். இப்போ, இந்த தன்னார்வலர்கள் அமைப்புகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடலுக்குள்ள வந்துட்டு பெரும்பான்மையா வந்து சுத்திகரிக்க மாட்டாங்க. கடற்கரைக்குள்ள சுத்திகரிப்பாங்க. ஆ ஆமா ஆமா. கடற்கரைகள்ல தான் பெரும்பான்மையா பண்றாங்க. ஆனா என்ன அப்படின்னா அம் நான் வந்துட்டு தினமும் வந்து கடற்கரைகளுக்கு வந்துட்டு போற பழக்கம். விடிய காலையில வந்துட்டு பயிற்சிகளுக்காக கடற்கரை வந்துட்டு போவோம். அ என்னன்னா, ரொம்ப பெரிய நீண்ட கடற்கரை ந நம்மளுடைய தமிழ்நாட்டில தான் வந்துட்டு சென்னையில இருக்கிற மெரீனா கடற்கரைக்கு தட அதிகமா வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு போவேன். அதாவது அதனுடைய அந்த ஒரு முக்கியத்துவத்தை நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கல அப்படீன்னு சொல்ட்டு நான் நெனைக்கிறேன். அ எவ்வளோ பெரிய ஒரு சொத்து, எவ்வளோ ஒரு பெரிய வளம்ல. ஏன்னா ஒ ஒரு உலகத்திலயே 2வது பெரிய ஒரு கடற்கரை. ஆனா அந்த கடற்கரையில பெரும்பான்மையா குப்பைகள் தான் அதிகமா இருக்கும். குப்பைகளும், பெரும்பான்மையா மதுபான குப்பைகள் அதிகமா இருக்கும். நாங்க வந்துட்டு பயிற்சி பண்ணுவோம். ப பயிற்சி தினமும் வந்துட்டு அங்க க வெறும் வெறும் கால்ல பயிற்சி பண்ண வேண்டிய சூழல். அப்போ, பாக்குறப்போ சுத்தி மதுபானம் குப்பைகள் தான் இருக்கும். அதுவும் அது முழுமையா இருந்தா கூட நம்ம எடுத்து அப்புறப்படுத்திடலாம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா அத குடிச்சுட்டு அங்கயே உடைச்சுருவாங்க உடைச்சு ஆமா. உடைச்சு அது சின்ன சின்ன துண்டுகளா வந்துட்டு அங்க அங்க இருக்கும். அப்போ நம்மளால ஒரு பயிற்சி பண்ணவிட சூழல்லேயே வந்துட்டு இருக்காது.
ம். க கடற்கரைகள தான் வந்து இப்ப ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆமா. சரிங்க. ஆமா, ஆமா. சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! சரி, சரி. ஓஹோஹோ! ம்ஹ்ம். கண்டிப்பா. <grunts> பாட்டல் இது அதெல்லாம் ஓ! சரி, சரிங்க.
ஆம். அந்த மாரியா
கண்டிப்பா. அது வந்து ரொம்ப அச்சுறுத்தக்கூடியதா இருக்கு. நான் கூட இவ்ளோ நாள் வரைக்கும் கூட அந்த கடல்கரையில <inhales> கடல்ல வந்து கலக்கிறதுனா, இந்த கழிவு நீரு, பிளாஸ்டிக் குப்பைகள், <inhales> இதனால அந்த மீன் வாழ் இனங்கள்லாம் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில தான் இருந்தது எனக்கு. ஆனா, இன்னைக்கு நீங்க சொல்லும்போது தான் தெரியுது, <inhales> கேள்வி பட்டுருக்கேன். மெரினா பீச்சுக்கு நான் வந்தது இல்லைன்னா கூட, அவ்வளவு பெரிய நீளமான பீச்சுன்னு ஒருத்தங்க நமக்கு அங்கீகாரம் குடுக்கும்பொழுது நமக்கு மனதுக்கு நெகிழ்வா இருக்கு. ஆமா நாங்க தான், அத எங்க ஊர் தான்ன்னு சொல்றோம். ஆனா, நிஜமாலுமே அதில இருக்கிற அந்த குப்பைகளைப் பத்தி யாராவது சொல்லும்போது மனசு ரொம்ப வலிக்குது இல்லைங்களா? <inhales> ஆ, அதில இந்த கண்ணாடி பாட்டில்கள்லாம் அப்ப எனக்கு எனக்கு கற்பன கூட பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா, குழந்தைகள் அதிகமா விளையாடுற ஒரு இடம். <inhales> ஆ, எப்படி இவ்வளோ ஒரு இதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி வருது, எனக்கு கண்டிப்பா. சொல்லுங்க.
ம். ம். நிச்சயமா. நிச்சயமா. நிச்சயமா. நிச்சயமா. ஏனா அது வந்து ஒரு கண்ணாடி பாட்டில், சரி அத கூட நம்ம வந்துட்டு, அது வந்துட்டு ஒரு சில பேர் செய செய செய்யப்படுது. ஆனா அதையும் தாண்டி பெரும்பான்மை என்னனா, அங்க வந்துட்டு அந்த சுற்றுலா தலங்களுக்கு வரவுங்க என்ன பண்ணுவாங்க அப்படினா, அங்க வாங்கி சாப்பிடுற ஒவ்வொரு பொருட்களையுமே அங்கேயே வந்துட்டு போட்றுவாங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு நெகிழியில இருந்து, அவங்க ஒரு சோளம் சாப்பிடுறாங்க. இல்ல ஏதோ ஒண்ணு சாப்பிடுறாங்க அப்படினா, அந்த இடத்திலேயே அந்த கடற்கரையிலேயே வந்துட்டு போட்டுட்டு போய்டுறாங்க. அது வந்துட்டு ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து, நமக்கு வந்துட்டு கட்டாயமா வந்துட்டு வேணும். ஏன்னா இந்த சே நம்ம வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாரி, இந்த இயற்கை வந்துட்டு இந்த நம்ம தான் வந்துட்டு இந்த இயற்கையை சார்ந்து இருக்கிறோம். இயற்கை நம்மளை சார்ந்து வந்துட்டு இயங்குறது கிடையாது எப்பவுமே. அப்போ நமக்கான ஒரு தேவையைக் குடுக்கிற ஒரு இயற்கைய நாம வந்துவிட்டு எப்பவுமே வந்துட்டு பாதுகாக்கணும். அத பாதுகாக்கிற அந்த ஒரு தனிமனித ஒழுக்கம் வந்துட்டு மக்களிடம் வந்துட்டு அதிகமா வந்துட்டு இல்ல. ஆ எ ஆமா. இதனால தான் வந்துட்டு அதிகமா அந்த கடற்கரை கடற்கரைகள் அதிகமா வந்துட்டு அசுத்தமாகுது.
ம்ஹ்ம். ம். <grunts> கண்டிப்பாங்க, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. இல்ல, இல்ல. ஆனா மொதல்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம கடற்கரைகளுக்கு போறோம் அப்படின்னா, <inhales> அ எங்கேயாவது யாராவது ஒருவர் தான் வந்து அதுவும் இந்த நியூஸ் பேப்பர் செய்தித்தாள்ல வந்து ஒரு பட்டாணியோ, சுண்டலோ, தான் வித்துட்டு வருவாங்க. <inhales> ஆ கடற்கரை அப்படினாலே அந்த ஒரு தாத்தாவோ, ஒரு யாரோ ஒருத்தர் அந்த டின்னில கொண்டு வருவாங்க. நம்ம அத சாப்பிட்டுட்டு அந்த பேப்பர் அந்த பேப்பர் வந்து செய்தித்தாள் வந்து தண்ணி பட்டா கூட ஒண்ணுமே அப்படியே கரைஞ்சு தான் போக போகுது. அப்ப வந்து இந்த அளவுக்கு வந்து அது மாசு அடையலன்னு எனக்கு தோணுது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த நிறைய கடைகள், நிறைய கடைகள்னா நிறைய அந்த சிற்றுண்டி கடைகள் நிறையா இருக்கு. கவர்கள்ல வந்து வாங்குறோம். <inhales> அந்த பிளாஸ்டிக்கோட பொருட்களோட பயன்பாடு ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப நீங்க சொல்லும்பொழுது தான், நம்ம அத பயன்படுத்திவிட்டு முறையா வந்து அந்த குப்ப தொட்டியில போடுறோமான்னு கேட்டா கிடையாது. <inhales> ஆ இது அப்போ இத வந்து அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த கடல விட்டு ஒரு குறிப்பிட்ட தொலைவில வந்து கடைகள் இருக்கக்கூடாதுன்னு, எதாவது வந்து சொல்லலாம். அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு இல்லையா?
ம். நிச்சயமா. ம், ம். அ. நிச்சயமா. இப்போ அது என்னென்னா, இது உலகத்தில் 2வது பெரிய கடற்கரைனால, ஒரு வணிக தளமாக, ஒரு சுற்றுலா தளமாக இது வந்துட்டு எப்பவும் மாறிடுச்சு. அது வந்துட்டு, நெறைய பேருக்கு ஒரு வாழ்வியலா இருக்கு. நம்ம வந்துட்டு, அதையும் வந்துட்டு தவிர்க்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கோம். ஏன்னா, நெறைய வந்துட்டு நடுத்தர மக்களுக்கு நெறைய பேரு அங்க கடை போட்ருக்காங்க. நடுத்தர மக்கள், அந்த அந்த மீனவ மக்கள்னு சொல்லுவாங்க. அந்த நிலத்திற்குரிய ஒரு மக்களா வந்துட்டு இருப்பாங்க. அவுங்ககிட்ட நம்ம வந்து, இங்க நீங்க கடை போடாதீங்க. நம்ம வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு சொல்ல இயலாது. ஆனா, அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு ஒரு நல்ல, ஒரு வ செய்தி வந்துட்டு செய்து. கடற்கரைகள சுத்தம் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, தெனமும் விடிய காலைல ஒரு 5 1/2 மணிக்கு வந்துட்டு, ஒரு பெரிய ஒரு வாகனம், நம்ம இந்த டிராக்டர் அ சொல்ற மாதிரி அந்த மாதிரி, ஒரு வாகனம் வந்து இதுன்னா, நெறைய கொக்கிகள் இருக்கும். மண்ணுக்கு அடியில அப்டியே வந்துட்டு, அந்த கொக்கிகள் வந்து, அப்டியே அத நகர்த்திக்கிட்டே போவாங்க. மண்ணுக்கு மேலா மேலாக்கில இருக்குற குப்பைகள், அதில மாட்டக்கூடிய குப்பைகள், எல்லாம் அதில வந்துட்டு போய்டும். ஆனா, ரொம்ப சிறிய சிறிய வந்துட்டு இருக்குற குப்பைகள்லாம் வந்துட்டு, மண்ணுக்குள்ளேயே தான் இருக்கும். ஆ அதை வந்துட்டு, இன்னும் வந்துட்டு, எப்படி நம்ம வந்துட்டு, அதிக அ விலை இதுவா வந்துட்டு, எஃபெக்டிவா வந்துட்டு பண்ணலாம். அப்படின்றத அரசாங்கம் இன்னும் சிந்திக்கனும். அப்படின்ற நெனைக்கிறேன். அ ஓரளவுக்கு வந்துட்டு பண்ராங்க. இருந்தாலும் இன்னும் அதிகமா பண்ணா, இன்னும் நல்லாருக்கும் அப்டின்றது தோண்றது. பெரும்பான்மைய க கடற்கரையை பொறுத்தவரைக்கும், இந்த மாரி அவுங்க வந்துட்டு பண்றாங்க. "ஆனா கடலை பொறுத்தவரைக்கும் இன்னும் அதிகமான ஒரு கவனம் வந்துட்டு வேணுன்னு நினைக்கிறேன்."
கண்டிப்பா, கண்டிப்பா. ம், ம். ஆமாங்க. ம். சரிங்க. ஓ சரி, சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. ம். ஆமா. நம்ம இந்த செய்திலலாம் கூட பார்க்க முடிஞ்சது. ஏதோ ஒரு நாட்டுல இருந்து அந்த கச்சா எண்ணெய்னு சொல்லக்கூடிய <inhales> அந்த எண்ணெய் கழிவுகளெல்லாம் கூட மருந்து கழிவுகள், எண்ணெய் கழிவுகள், எலக்ட்ரானிக் கழிவுகள் <inhales> இப்படி எத்தனையோ, எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த கடல்ல வந்து, அடுத்த நாட்டோடைய <chuckles> கடலுக்குள்ளே வந்து கொட்டிட்டு போறாங்க, இல்லைங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் தானே நமக்கு. <inhales> அவங்க செய்யற வரைக்கும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு முறை இடையில சென்னையில கூட <breath> கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பு இது நடந்தது. அந்த நம்மளால பார்க்க முடிஞ்சது. கருப்பு கருப்பா அந்த எண்ணெய் படலங்களை எடுத்து, எடுத்து, எடுத்து கரையில போடுறாங்க. <breath> எத்தன உயிர்களுக்கு கூட அது வந்து ஒரு பாதிப்பா இருந்தது. <breath> கடற்கரையில வாழ்ற மக்களுக்கும் சரி, கடலுக்குள்ளே வாழ்ற உயிரினங்களுக்கும் சரி, அதெல்லாம் ரொம்பவே வந்து க கண்டிக்கத்தக்க ஒரு செயலா தான் இருந்தது.
ஆமா. நிச்சயமா. ஏனா, அந்த மாதிரி அந்த எண்ணெய்கள் வந்து கொட்டுவது என்ன அப்படினா, நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. நீரில் இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பெரிய பாதிப்பு. ஆ அது அதிகமா வந்துட்டு, என்ன இந்த தொழில்கள் வளர, வளர, வளர என்னன்னா, அதிகமா வந்துட்டு அவங்களுக்கான கட்டுப்பாடுகள் வந்துட்டு, அரசாங்கம் வந்துட்டு விதிக்கனும். ஆ, இந்த மாதிரி தான் நீங்க இருக்கனும், இந்த மாதிரி தான் நீங்க வந்து நடந்துக்கனும். சொல்லிட்டு கட்டுப்பாடுகள் அதிகமா வந்துட்டு வே வே இது போடணும் கட்டுப்பாடுகள். அதே மாதிரி, இந்த மாதிரியான சூழல் சில நேரங்கள்ல ஏற்பட்டுடுது. இப்போ வந்துட்டு பழுதின் காரணமாக ஏதோ ஒரு சூழல் வந்துட்டு ஏற்பட்டுச்சி ஒரு ஒரு கப்பல்ல. இப்போ அந்த மாதிரி நேரங்கள்ல, அத நம்ம எதுவும் தவிர்க்க முடியாது. அப்போ அதை வந்துட்டு எப்படி வந்து நாம் சரிப்படுத்தறது அப்படின்றத வந்துட்டு, அரசாங்கம் இன்னும் அதிகமா சிந்திக்கனும்னு நான் நினைக்கிறேன். நிறைய இந்த அ அரபு தேசங்கள்லல்லாம் இருக்குறவங்கல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ரொம்ப வந்துட்டு சிறப்பான முறையில் வந்து கையாள்றாங்க. ஆ சைனா, ஜப்பான் அது போன்ற நாடுகள்லாம் நல்ல சிறப்பான முறையில வந்துட்டு கையாள்றாங்க. அதர் போன்ற ஒரு மேம்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தை வச்சி, நாமளும் சிறப்பா வந்துட்டு கையாளணும். <breath> ஏன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வந்து நிறைய தீவுகள், குட்டி, குட்டி, குட்டி தீவுகள்ல நிறைய பவளப்பாறைகள், இந்த பவளப்பாறைகளை சார்ந்து நிறைய வந்துட்டு சின்ன சின்ன அரிய வகை மீன்கள், அதை சார்ந்து பெரிய மீன்கள்ன்னு சொல்லிட்டு அந்த கடலுக்குள இருக்குற அந்த ஒரு உணவு சங்கிலியே வந்து ரொம்ப வந்துட்டு, ஒரு அழகான ஒரு சங்கிலி ரொம்ப ஒரு அழகான, ஒரு ரம்மியமிக்க ஒரு ஒரு காட்சியாகவே இருக்கும் ஒவ்வொன்னுமே.
ஆமாங்க, ஹம். கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அதாவது மனிதன் வந்து நம்மளுக்கா தீங்கு விளைவிக்கிறதா இல்லாம <inhales> அந்த இயற்கைக்கும் தீங்கு விளை வச்சு, நிறைய விஷயங்கள் நடக்குது. என்னதான் ஒரு பக்கம் அப்படி இருந்தா கூட, <inhales> இனினொரு பக்கம் வந்து மக்கள் வந்து அத பாதுகாக்கிறதுக்காக ஒரு முயற்சியிலேயே வந்து இறங்கிட்டே தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். ரெம்ப அழகா நீங்க வந்து அந்த கடல்கரை பாதுகாப்ப பத்தி, <breath> என்கிட்டே உங்களோட கருத்துக்கள வந்து நல்ல முறையில பகிர்ந்துக்கிட்டிங்க. உங்களுடன் பேசியதில் மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றி.
நிச்சயமா மிக்க மகிழ்ச்சி. நன்றி.